இப்போ முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட வேலை அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு தான் இருக்கும். அதாவது 10 டூ 7, இல்ல 9 டூ 5, அந்த மாதிரியான நேரங்கள் வந்து இருக்கும். வேலைகள் அப்படின்னு அலுவலக வேலைகளுக்கு. ஆனா, <inhales> இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒன்னு வந்ததுக்கப்புறமா, <inhales> நிறைய பேர் நம்ம வீட்லேருந்தோ பாதி வேலைய பார்க்கறது இல்ல, அலுவலகம் முடிஞ்சதுக்கப்புறமும் மிச்ச வேலைகள வீட்டிலேருந்து பார்க்கறது அப்படிங்கிற ஒரு பழக்கம் வந்திருக்கு. <inhales> அதை தாண்டி குறிப்பா, நான் வந்து காலையிலேருந்து வேலை பார்த்துட்டு வரேன் எனக்கு ஒரே டென்ஷனா இருக்கு, நான் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துக்கிறேன் அப்படின்னு <inhales> சமூக வலைதளங்கள் பார்க்குற விஷயம் வந்து வீட்டுல அதிகமா இருக்கு. இப்போ இது வந்து "நம்ம வேலையும், வீட்டையும் வந்து ஒரு சமநிலையில வைக்கிறதில்லையோ?" அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி இருக்கு. நீங்க உங்களுடைய அனுபவத்தில எப்படி இந்த உங்களுடைய வேலையையும், வீட்டையும் சமமா வந்து பாவிக்கிறீங்க? எப்படி வந்து அதை ஸ்மூத்தா கொண்டு போறீங்க? அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்கிறீங்களா?
என்ன பொறுத்த வரைக்கும், வேலையையும் வீட்டு இதுவும் சமாளிக்கிறதுன்றது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க. ஏன்னா வந்து, நான் பல வருடங்களாகவே வந்து, <inhales> வீட்டு வேலையையும் சரி, அ அலுவலக வேலையும் வந்து, எப்படி கையாளணுன்றது சில சின்ன சின்ன அ அ யுக்திகளை வந்து பயன்படுத்துறேன். உதாரணத்துக்கு வந்து, வேலை முடிச்சு வந்ததுக்கு அப்புறமே வந்து, வேலை சம்பந்தம் வேலைக்கு வந்து நான் ஒரு தனி மொபைல் போனே வச்சிருக்கேன். <tsk> அதனால வந்து, அந்த அழைப்புகள வந்து நான் முக்காவாசி தவிர்த்துடுவேன். எங்க வீட்டு சம்மந்தமா வர அழைப்புகளலா வந்து நான் தனியா வச்சிருப்பேன், ஒரு வேற ஒரு நம்பர்ல வச்சிருப்பேன். அதனால வந்து, <inhales> அ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலயமா வந்து நான் அதை வந்து பராமரிச்சுட்டு இருக்கேன். ஆ உதாரணத்திற்கு இன்னும் ஒரு முக்கியமான இது என்னன்னா, நாம வேலை இடத்தில வந்து எப்போ வந்து முடியும், முடியாது, அப்படின்றதை தெளிவா சொல்லக் கத்துக்கணும்.
ஓ! ஓ! ம். ஓ, பரவாயில்ல! ஓ! ம். ஓ! ம் ம். ம். ம். ம்.
ஏன்னா இப்ப வந்து, அ எல்லாத்துக்குமே வந்து "ஆமா சார். நான் பண்ணுறேன் சார்." அப்படின்னு சொல்லிட்டுருந்தோம்ன்னா, நம்மளால வந்து நம்ம மேல வந்து சு வேலை சுமையை அதிகமாத்தான் குடுத்துட்டு இருப்பாங்க. எதுவுமே வந்து அ நம்மள வந்து ஒரு சொந்த வாழ்க்கைக்கு வந்து வாழவே விட மாட்டாங்க. ஓகே, இவருக்கு எது குடுத்தாலும் இவர் வேலை பார்ப்பாரு. நல்லா வேலை பார்க்கிறார், நல்லா வேலை பார்க்கிறாருன்னு சொல்லி, நம்மள வந்து இன்னும் கொஞ்சம் அதிகமா தான் வேலை குடுத்துக்கிட்டே இருப்பாங்களே தவிர, நம்மளுடைய சொந்த வாழ்க்கையை வாழ்றதற்கு விடவே மாட்டாங்க. அதனால வந்து எப்ப முடியும், முடியாது. முடியாதுன்றதை வந்து சொல்ல வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால வந்து, அந்த விஷயத்தில வந்து, நான் ரொம்பவே வந்து ஸ் ஸ்ட்ராங்கா இருப்பேன். "என்னால முடியாது. இதுக்கு மேல என்னால முடியாது. நாளைக்கு பார்த்துக்கலாம்." அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நான் எப்பயுமே வ கடைபுடிப்பேன். அதுக்கும் இல்லாம வீட்டு சம்மந்தப்பட்ட இதுகள்ல வந்து முக்கியமா இந்த, அ முக்கியமா இந்த திருமண நாட்கள் அத் அந்த மாரி <sneezes> திருமண நாட்கள், அதுக்கப்புறம் வந்து பிறந்த நாள், அதுக்கப்புறம் கோவில் திருவிழாக்கள், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சில முக்கியமான நாட்கள்லாம் இருக்கும் இல்லையா? என்னோட அந்த மாதிரி நாட்களலாம் வந்து, நான் என்னைக்குமே வந்து வேலைய பார்க்கறது கெடையாது. <tsk> ஏன்னா வந்து, இன் நாளைக்கு இன்னைக்கு முடிக்காத வேலையை நாளைக்கு முடிச்சுக்கலாம். ஆனா என் பிறந்த நாள் வந்து நாளைக்கு இஸ் இது கன்டின்யூ ஆகாது. அதனால வந்து, என் நண்பர்களுக்கும் சரி, என்னோட பெற்றோர்களுக்கும் சரி, எந்த நேரம் வந்து ரொம்ப முக்கியமான நேரமோ, அந்த நேரத்தை வந்து நான் அவங்களுக்கு குடுத்தே ஆகணும். ஏன்னா, அவங்க வந்து அந்த ஒரு நாள்ல தான் வந்து என்னை எதிர்பார்ப்பாங்க.
கண்டிப்பா. <chuckles> ம். ம், ம். கண்டிப்பா. ஓ! முடியாது. ம். பரவால்ல. ம். ம். ஆமா. ஓ! ம். நிச்சயமா. ம். ம். கண்டிப்பா.
அதனால வந்து அவங்களுக்கான நேரம் தனியா ஒதுக்கீருவேன். என்னோட வேலை, வேலை முக்கியம் தான். எல்லாருக்கும் வேலை இல்லாம இருக்காது. ஆனா, அந்த வேலைக்கான நேரத்த வந்து நா எப்பயுமே, தனியா குடுத்துட்டு எங்க ஒ எப்பயுமே என்னோட மேலாளர்களுக்கும் சரி, எல்லார்கிட்டயும் சரி வந்து <inhales> என்னோட வேலை குடுக்ற நேர்கல்ல நேரத்துல வந்து கரெக்டா அந்த வேலைய முடிச்சிருவேன். முடிச்சதுனாலயே வந்து எனக்கு வந்து அவங்க அதிக நேரம் எதிர்பார்க்க மாட்டாங்க.
ம். ம். ம். ம் ம். <breath> இப்போ நீங்க இப்டி சொல்லும்போது எனக்கு ஒன்னு தோணுது, அ முக்கியமா சொன்னீங்க, அலுவலகத்துக்குன்னு தனியா ஒரு கைபேசி வச்சுக்குவேன். <inhales> அ வீட்டு நேரத்துல அலுவலக அழைப்பு வந்தா எடுக்க மாட்டேன் அப்டின்னு, <inhales> அதுனால வந்து பிரச்சனைகள் வராதா? <tsk> அதாவது ஒரு அவசரத்துக்கு கூப்பிடுறாங்க, இந்த வேலைய உங்க கைல குடுத்தா நீங்க பண்ணி குடுப்பீங்க அப்டின்ற ஒரு நம்பிக்கையிலையோ, இல்ல வேற ஆட்கள் இல்ல அப்டின்ற ஒரு அவசரத்துல கூப்பிடும் போது அந்த கால் அந்த அழைப்பு வந்து <inhales> நீங்க எடுக்கல அப்டின்னா, அது பிரச்சனைகள குடுக்காதா? அந்த மாதிரி நடந்துருக்கா?
அ என்ன பொறுத்த வரைக்கும் வேலையில வந்து ஒரு முக்கியமான இது கையாளுதல்ல வந்து நா வந்து என்ன பண்ணிருவேன் அப்டின்னா வந்து, எனக்கு <inhales> அ கீழ இருக்குற ஜூனியர்ஸையோ இல்ல எனக்கு மேல இருக்குறவங்களையோ வந்து நா இல்லாத நேரத்துல வந்து, அவங்களால வந்து அத வந்து சமாளிக்க கூடிய அளவுக்கு அவங்கள வந்து பயிற்சி குடுத்துருவேன்.
ம். ஓ! ம்.
ஏன்னா வந்து, எல்லாமே நான் தான் பார்ப்பேன். என்ன மட்டும் தான் நம்பி, இந்த அலுவலகமே இருக்கு, அப்படின்ற நிலமைக்கு நம்ம கொண்டு போகக்கூடாது. இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. கூட்டு முயற்சின்னும்போது வந்து நான் இருந்தாலும் இந்த வேலை நடக்கும். என் எ நான் இல்லனா இவரு பார்த்துப்பாரு. அப்படின்ற அளவுக்கு வந்து அவர பயிற்சி குடுக்கணும். எனக்கு கீழ இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம நம்பணும் முதல்ல. நான் இல்லன்னா நீ இத வந்து சமாளிச்சு பண்ணிக்கலாம். உனக்கு ஒண்ணும் பிரச்சனையே கிடையாது. அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு தைரியத்தையும் கொடுக்கணும். அப்ப ஏன்னா, இப்போ வந்து முக்காவாசி அழைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா, இது எனக்கு என்னன்னு தெரியல. நீங்க தான் பா சொல்லணும். நீங்க பா எனக்கு உடனே பண்ணிக் குடுங்க, அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமா இருக்கும். ரொம்ப வந்து இது எனக்கு தெரியல, அது தெரியல அப்படின்ற மாரி தேவையில்லாத அழைப்புகள் தான் அதிகமா இருக்கும். <tsk> அதை வந்து அவங்களுக்கு நம்ம ஒரு தைரியத்த கொடுத்து, அவங்களை வளர்த்து விட்டோம் அப்படின்னா வந்து, ஆ இத நம்ம பண்ணிக்கலாம் நாளைக்கு சார் வந்தா பார்த்துப்பாரு. அப்படின்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்தோன்னா அவங்களையும், நம்ம வந்து ஏன்னா, சில பேர் வந்து. <tsk> அந்த கத்துக்கொடுக்க மாட்டாங்க, கீழே இருக்கிறவங்களுக்கு. வந்து அந்த வேலைகளை வந்து கத்துக்கொடுக்க மாட்டாங்க. அதனால வந்து, அவங்க மேல தான் பலு அதிகமா வருங்கறது அவங்களுக்கு தெரியமாட்டேன்ங்க்கிது. ஆனா நாம நமக்கு கீழ இருக்கிறவர்களுக்கு வந்து கத்துக் கொடுக்கணும். கத்துக்கொடுத்து அந்த வேலைகளை பிரிச்சுக் குடுக்கணும். நான் இல்லாதப்போ, இத நீ பார்த்துக்கணும். இத உன்னால பண்ண முடியும். அப்படின்ற தைரியத்த கொடுத்தோம்ன்னாவே அந்த அழைப்புகள் வந்து முக்கால்வாசி கொறஞ்சிடும். அப்படி என்னால உடனே வீட்டில நீங்க சொன்ன மாதிரி அந்த அழைப்ப எடுக்க முடியலன்னா கூட, கொஞ்சம் நேரம் கழிச்சு என்ன பிரச்சனை? அப்படின்றது வந்து ஒரு மெசேஜ் மூலயமாவோ இல்லன்னா அந்த அழைப்ப வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு, நான் எப்போ எனக்கு தோது இருக்கோ அப்போ எடுத்து, அத வந்து ஓரளவுக்கு வந்து நான் போய் தான் அங்க சமாளிக்கணும்ன்னுற இல்லாம அதுக்கு ஏத்த மாரி அத சரி பண்ணிடுவேன்.
கூட. ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். கண்டிப்பா. ம். ம். ஓ! ரொம்ப அழகா சொன்னிங்க. அதாவது, இப்போ இப்ப இருக்குற பிரச்சனையே அதுதான். அதாவது என்னன்னா, நம்ம மட்டுமே எல்லா வேலையும் பண்ணி, நல்ல பேரு வாங்கிக்கணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து, நெறைய ப் பணியாளர்கள்கிட்டே இருக்கு. அதுவும் குறிப்பா வந்து ஒரு லீடரா இருக்கும்போது, அந்த எல்லா, அந்த டீமோட மொத்த ஒர்க்குமே அவங்களுக்கான அதோட கிரெடிட் வந்து அவங்களுக்கு தான் வரணும் அப்டின்னு நினைக்கிறாங்க. ஆனா, நீங்க வந்து அத அழகா அவங்களுடைய குழுவினருக்கு வந்து பகிர்ந்து கொடுத்து, அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து, அவங்களுக்கும் அத வந்து சம உரிமை கொடுக்கும் போது இந்த மாதிரி தேவையில்லாத அழைப்புகளும் வந்து தவிர்க்கலாம் அப்டின்னு சொல்றீங்க. ரொம்ப நல்ல கருத்தா இருக்கு. சரி இப்போ இத் இத அப்படியே வந்து எதிரா பார்த்தோன்னா, நீங்க அலுவலகத்துல இருக்கும்போது உங்க வீட்ல இருந்து அழைப்பு வருதுன்னா, அத எப்படி கையாளுவீங்க?
அ எந்த அளவுக்கு வந்து எ அ அலுவலகத்தில இருக்கிறவங்கள வந்து நா வந்து நம்பிக்கை ஊட்றனோ, அதே நேரத்தில வந்து வீட்ல இருக்குற என்னோட பெற்றோர்களுக்கும் சரி, என்னோட கூட பெறந்தவங்களுக்கும் சரி, அ அவங்களுக்கும் வந்து நான் வந்து தேவையான அ பயிற்சிய கொடுத்துருக்கேன். நா இல்லன்னா, இல்லாத நேரங்கள்ல வந்து அத கொஞ்சம் தள்ளி போடுங்க. உதாரணத்துக்கு வந்து, இப்ப நா வந்து கரண்ட்டு பில் கட்டலன்னு வச்சுக்கோங்க. ஆ ஆ இல்ல இன்னக்கி தான் கடைசி தேதின்னா, நா முடிஞ்ச அளவுக்கு வந்து அலுவலகத்துக்கு போறதுக்கு முன்னாடியே அத கட்டிட்டு போற மாதிரி வச்சுப்பேன். அப்படி இல்ல, வேற யாருன்னா என்ன ச் தேடி வர்றாங்க அப்டின்னா வந்து, உடனே வந்து என்ன தொந்தரவு பண்ற மாதிரியோ, இது பண்ற மாதிரியோ வந்து பண்ணாம, இல்ல அவரு அப்புறம் தான் வருவாரு. இப்போ உங்களால சந்திக்க முடியாது. நீங்க அப்பறமா வாங்க, அப்டின்னு கண்டிப்பா அவங்ககிட்ட சொல்லிடுங்க. ஒடனே பாக்கனுன்ற அளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய தலைவலி இது கெடையாது. அவசரம் கெடையாது. வீடே பத்தி எரிகிற அளவுக்கு வந்து நம்மளுக்கு எப்பயுமே அவசரம் இருக்காது. அந்த மாரி நேரங்கள் ஏன்னா இப்போ, ஒரு மருத்துவ உதவியோ இதுக்கோ வந்து நான் வந்து ஒடனே கெளம்பிடுவேன். ஏன்னா, அது ரொம்ப முக்கியமான விஷயம். யா யாருக்குனா வீட்ல ஒடம்பு சரியில்ல. இல்லன்னா, அவசர வேலைகளா வந்து இப்போ ஏதாவது துக்க நிகழ்ச்சிகள் நடக்குது அப்டின்னா, நம்ம அத தவிர்க்க முடியாதது தான். ஆனா, ஒரு யா யாராவது ஒரு விருந்தினர் வந்திருக்காங்க அப்டின்னா, அவங்க நம்மளுக்காக வந்து காலையில வந்திருக்காங்க அப்டினும்போது, நம்ம ஒரு மதியானம் உணவு இடைவேளையிலயோ, இல்லைனா சாய்ந்திரம் வந்து பாக்கக்கூடிய நேரங்கள்ல வந்து நம்ம பாத்துக்கலாம். அதனால வந்து, அதுவரைக்கும் வந்து அவங்கள பொறுமை காக்க சொல்ற மாதிரி நா அவங்களுக்கு சொல்லிடுவேன். நீங்க கொஞ்சம் நேரம் வந்து இத பார்த்துக்கோங்க. நா இப்ப தான் வரமுடியும் அப்டின்றது ஏன்னா, நா எந்த அளவுக்கு வீட்டுக்கு உங்களுக்கு நேரம் ஒதுக்குறேன்றது அவங்ககளுக்கு தெரியும். அது மேரி அந்த நேரம் நா அலுவலகத்துல ஒதுக்கும் போது அதுவும் ரொம்ப முக்கியமானது அப்டின்றது அவங்ககளுக்கும் புரிஞ்சுக்கனும். ஏன்னா, அவரு வேலையா இருப்பாரு அப்டின்றத. அதனால வீட்ல இருக்கிறவங்ககளுக்கும் அதுக்கு ஏத்த மாதிரி நா வந்து என்னோட நெலமைய புரிய வச்சுட்டு தான் போவேன். ஸோ நான் வீட்ல இருக்கும்போது வந்து வீட்டுக்காக இருப்பேன். அலுவலகத்தில இருக்கும்போது அலுவலகத்துக்காக இருப்பேன் அப்டின்றத வந்து 2 பக்கமும் புரிய வச்சுட்டோம்னா, நம்மளுக்கு வந்து இந்த தேவையில்லாத பிரச்சனைகள் வராது.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம் ம். கண்டிப்பா. ம். ம். ம். ம். ம். ம். ம். ம். ரொம்ப அழகா சொன்னீங்க. அ இப்ப நீங்க வந்து புரிய வச்சுட்றீங்க. அது எல்லாமே சரிதான். அதாவது உங்க அலுவலகத்தில இருக்கும்போது, வீட்டிலேயும் அவுங்க வந்து புரிஞ்சு யாராவது வந்தா கூட அவுங்கள வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு இது பண்ணுறீங்கன்னு. இப்ப எனக்கு என்ன புரிஞ்சுதுனா, நீங்க பேசினதில இருந்து, அதாவது சில விஷயங்கள வந்து அப்பிடியே பூசி மெழுகாம வெளிப்படையா சொல்லிட்றது வந்து நல்லது. என்னால முடியாதுன்னா முடியாது. அப்பிடின்னு சொல்ல சொல்றீங்க. <inhales> இப்பிடி வெளிப்படை தன்மையா இருக்கிறதுனால உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்கா? <tsk> "எது கேட்டாலும் இவரு நோ சொல்லிறாருப்பா! முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்றாரு." அப்பிடின்ற மாதிரி பிரச்சனைகள அ ஃபேஸ் பண்ணியிருக்கீங்களா?
நிறைய வந்திருக்கிங்க. ஏன்னா வந்து, நம்ம என்னதான் வந்து பாசிட்டிவா இருந்தாலும், என்னதான் முன்னாடி முகத்துக்கு முன்னாடி வந்து உண்மைய பேசுனாலும் வந்து, ஆ <tsk> அது பிடிக்காதவங்க நிறைய பேரு இருப்பாங்க. இவன எப்பிடியாவது வந்து பழிவாங்கிர்ணுன்ற தோணையில போறவங்களும் நிறைய பேர் இருப்பாங்க. "என்னடா! நம்ம ஒரு சீனியர் ஆபீஸர் நம்ம வந்து கேட்டுக்கூட இவன் வந்து முடியாது அப்பிடின்ற ஒரு வார்த்தைய சொல்றானே!" அப்பிடின்ற மாதிரிலாம் நிறைய பேரு எங்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க. ஆனா, வந்து இது எல்லாமே வந்து எங்க போய் முடியும் அப்பிடின்னா, என்னோட வேலைய எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில நான் வந்து எப்பிடி செய்றேன்றதுதான் கடைசில வந்து எனக்கு தலைமையில இருக்கிறவங்களுக்கு முக்கியமானது.
ம். ம். ம். ம். ம். ம், ம்.
ஏன்னா, இப்ப நான் ஒரு 10 மணி நேரம், 15 ம 12 மணி நேரம் நான் வேல பார்க்குறன்னா, அந்த 12 மணி நேரமும் வந்து நான் சுத்தமா <inhales> ஆ அத வந்து முழுமையா வேல பார்க்கிறனான்றத தான் அவுங்க பாப்பாங்க.
கண்டிப்பா.
ஏன்னா, நான் இப்ப வந்து 15 மணி நேரம் வேல பார்க்கிறேன். 15 மணிநேரம் நான் வே ஆ அலுவலகத்தில இருக்கேன். ஆனா, வந்து ஒரு வேலையும் செய்யலேன்னும்போது, அவுங்களுக்கு வந்து "நீ இருந்தும் பிரயோஜனம் இல்ல. இல் எதுக்கு நீ இவ்வளோ நேரம் இருக்க?" அப்பிடின்றமாரி கேப்பாங்க. <inhales> அதுக்கு நான் ஒரு 5 மணி நேரம் இருந்தாக்கூட, அத தெளிவாக நான் முடிச்சுட்டேன்னா, அவுங்க வந்து எந்த கேள்வியும் கேட்பாங்க. அவனுக்கு ஏன்னா வந்து, நான் எப்பயுமே வந்து என்னுடைய தல ஆ அலுவலகத்தில வந்து என் தலைமை அதிகாரிகளுக்கு மட்டும் இல்ல, <inhales> என்ன நம்பி வர மத்த ஊழியர்களுக்கும் சரி மத்த ஏன்னா இப்ப வந்து நம்ம சில நேரங்கள்ல வந்து க்ளைண்ட்ஸ்யும் மீட் பண்ற மாதிரி இருக்கும். என் அலுவலகத்தில பாஸ மட்டும் மீட் பண்றமாரி இல்லாம க்ளைண்ட்ஸ்யுமே அவுங்க வந்து நம்மளோட பணியப் பத்தி எப்பயுமே வந்து நம்மளோட தலைமை அதிகாரிகளுக்கிட்ட வந்து அ மின்னஞ்சல் மூலியமாவோ! எதன் மூலியமாவோ! தெரிவிக்க தான் செய்வாங்க. அவரு நல்லா வேல பார்த்தாரு. எங்களுக்கு அவரேயே <inhales> அ பரிந்துரை பண்ணுங்க. அடுத்த புராஜெக்ட்லயும் அப்பிடின்ற மாதிரி, நிறைய விஷயங்கள் வந்து அவுங்க அப்போ அப்போ வந்து என்னப் பத்தி சொல்லதான் செய்வாங்க. அப்படி சொல்லும்போது, வந்து எ எனக்கு மேலே இருக்கிறவுங்க வந்து இந்தமாரி சின்ன, சின்ன அ ஆ ஈடுப இதிலெல்லாம் வந்து கண்டுக்க மாட்டாங்க. <tsk> ஒகே. அவன் என்ன நினச்சா என்ன பண்ணாலும் வந்து அந்த வேலைய முடிச்சிருவான். அப்பபிடின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவுங்களுக்கும் நான் கொடுத்திருக்கிறேன். அத வந்து என்னுடைய வேலையிலேயும் நான் காமிச்சு இருக்கேன். இத காண்பிக்காம வந்து நம்ம நோன்னு சொன்னோன்னா, முடியாது. "முடியாதுங்க, என்னால வேலை பார்க்க முடியாது" அப்பிடின்னு நம்ம சொன்னோன்னா, அது வந்து தப்பா தான் போய் முடியும். <inhales> "நீ என்ன வேலையும் பார்க்கமாட்ற, நோன்னு சொல்ற" அப்பிடின்னா, அது போய் முடியு வேலையிலும் நம்ம முழுசா அ கெட்டிக்காரனா இருக்கணும், அந்த நோன்னு சொல்றதிலயும் வந்து நம்ம வந்து அ சுறுசுறுப்புன்னு சொல்றத விட ஒரு தைரியம் இருக்கணும், நம்மளுக்கு அத சொல்றதுக்கு ஒரு தைரியம் இருக்கணும்.
ம். ம். ம். ம். ம். ம். ம். ம், ம். ம். ம். ம். ம். ம், ம் ம். ம். கண்டிப்பா நெறைய பேருக்கு இப்போ அந்த தைரியம் தான் இருக்கறதில்ல. அதனால அப்படியே தேவையில்லாத கமிட்மென்ட் குள்ள போயி அவுங்களையும் ஒரு அழுத்தத்துக்கு உள்ளாக்கி, நீங்க சொல்ற மாதிரி வீட்டு சமநிலையும் அதனால மாறிடுது. இப்போ நம்ம இந்த நேரம் வீட்டுக்கான நேரம் அப்படின்னு சொல்லும்போது, இப்போ முக்கியமா இருக்கறது வந்து நம்ம கைபேசி பயன்பாடு. நெறைய வந்து கைபேசிகள்ல, சமூக வலைதளங்கள்ல வந்து நேரத்த செலவிட்றது அப்டிங்கிறது அதிகமாவே இருக்கு. நீங்க எப்படி அத சமாளிக்கிறீங்க? இல்ல உங்க கிட்டேயும் அந்த பழக்கம் இருக்கா? வீட்டு நேரத்துல.
ஆ கண்டிப்பா கைபேசின்றது இப்ப நம்ம எல்லார்கிட்டருந்தும் வந்து எடுக்க முடியாத ஒரு விஷயமா மாறிருச்சு. ஆனா வந்து, என்ன பொறுத்த வரைக்கும் வந்து கைபேசிய விட வந்து நா பெருசா நெனைக்கிறது வந்து நல்ல மனிதர்களோட உ உரையாடலதான். அதனால வந்து, மனிதர்கள் இல்லாத என் பக்கத்ல வந்து யாருமே வீட்ல சம்பந்தமாவோ, இல்ல அலுவலகத்திலும் சரி, யாரும் இல்லாத நேரங்கள்ல கைபேசிய வச்சிருப்பேன். ஆ இத ப சு அ என்ன சொல்றது? அது எனக்கு வந்து ஒரு துணையா இருக்கும் அந்த நேரத்துக்கு. ஆனா ஒரு உண்மையான துணை பக்கத்துல இருக்கும்போது என் நண்பனோ, என்னோட பெற்றோர்களோ, யாரோ ஒருத்தங்க பக்கத்துல இருக்கும்போது வந்து அத வந்து நான் பெரிய பொருட்டா எடுக்க மாட்டேன்.
ம். ம். ம். ம், ம். ம்.
அத வந்து, அந்த நேரத்தில வந்து, அவங்களுக்கு மட்டும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்றதில வந்து, நான் எப்பயுமே ஒரு நம்பிக்கை வச்சுருக்கேன். அத நான் எப்பயுமே ஃபாலோவும் பண்றேன். அதனால வந்து, எனக்கு அந்த பிரச்சனைகள் வராது. யார்னா ஒருத்தர் பக்கத்தில வந்து உட்கார்ந்துட்டாவே, என் கைபேசிய வந்து நான் திருப்பி வச்சுருவேன்.
ஓ! பரவால்ல. இது ரொம்ப ஒரு நல்ல பழக்கமா இருக்கு. பலரும் வந்து இதை கத்துக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, அ இப்பல்லாம் வீடுகள்ல பார்த்தோம்னா அப்படியே உட்காந்துருப்பாங்க எல்லாருமே, எல்லார் கையிலேயும் ஒரு கைபேசி இருக்கும். அவங்கவங்க அவங்கவங்களோடத பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த பேசுறதுக்கான நேரம், அவங்க கிட்ட பேசணும் அப்படிங்கிற எண்ணம் கூட நெறைய வீடுகள்ல வர்றதில்லை. சில நேரங்கள்ல நம்ம வீடுகள்ல கூட நம்ம பார்க்குற சூழல் தான் இருக்கு. அதுல வந்து உங்களுடைய இந்த கருத்து வந்து, ரொம்ப அழகா இருக்கு. "பக்கத்தில யாராவது வந்துட்டா நான் ஃபோன் எடுக்க மாட்டேன்." அப்படின்னு. அ நீங்க இப்ப நீங்க அப்படி இருக்கும்போது, மத்தவங்களையும் அப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்திருக்கீங்களா? வீட்டு சூழல்ல.
ஆ. கண்டிப்பா. எங்க வீட்ல வந்து எழுதப்படாத ஒரு விதி இருக்கு. சாப்பிடும்போது வந்து ஃபோன பார்க்கக்கூடாது. அதே மாதிரி வந்து ஒருக் குறிப்பிட்ட நேரத்தில வந்து எல்லாருமே வந்து பேசுறத்துகான நேரம் குடுக்கும்போது வந்து உதாரணத்துக்கு எங்க சொந்தக்காரங்கல்லாம் வீட்டுக்கு வந்திருக்கும்போதும் சரி, வீட்ல இருக்கிறவங்க எல்லாரும் சரி, ஆ அந்த நேரங்கள்ல வந்து நாங்க விளாடுவோமே தவிர, சின்ன சின்ன விளையாட்டுகள் விளையாடுவோம். அத மாதிரில்லாம் பண்ணம்போது வந்து அ மொபைல வந்து யூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து எங்களோட ஒரு எழுதப்படாத விதின்னு வச்சுக்கோங்களேன்.
ஓ! ம். ம். ம். பரவால்லை. எல்லாரும் அதை பின்பற்றுறாங்களா?
ஆ. கண்டிப்பா பண்ணுவாங்க. ஏன்னா, அவுங்களுக்கும் வந்து அது ஒரு புத்துணர்ச்சி இருக்கு இல்லையா? வித்தியாசமா இருக்கு இல்லையா? அதனால.
ஆமா. ஆம் ஆமா. கண்டிப்பா. ரொம்ப அழகான உங்களோட அனுபவங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. குறிப்பா நீங்க சொன்ன மாதிரி அந்த, "இல்லைன்னு சொல்றதுக்கு பழகணும்." அதுவா இருக்கட்டும், இல்ல "பக்கத்தில யாராவது இருக்கும்போது தேவையில்லாம கைபேசி பயன்பாட தவிர்க்கணும்" அப்படிங்கிற நெறைய கருத்துக்கள் வந்து இந்த காலத்துக்கு தேவையானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரொம்ப ஒரு அழகான, ஒரு பொருள் பொதிந்த, ஒரு உரையாடலா இது இருந்துது. உங்களோட பேசினதில ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றி.
நன்றிங்க.